ஆ ம். அ காலேஜுக்கு போன பிறகு என்னாச்சு யுஜி பண்ற வரைக்கும், முடி வந்து கொஞ்சம் வச்சிருந்தேங்க. கொஞ்சம் வச்சிருந்தேன். அப்ப வந்து எனக்கு ஸ்டைல்லாம் பெருசா தெரியல ஒன்னும். ஏன்னா நம்மளே இதுவரைக்கும் வீட்ல இருந்தோம். அம்மா கிட்ட இருந்தோம். அம்மா வித்தியாச வித்தியாசமா சலைச்ச த தலை சீவி வுட்டுட்டு இருந்தாங்க. ஹாஸ்டல் போன பிறகு எனக்கு அந்த அளவுக்கு ஸ்டைல் மேலல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு இது வரல. அதனால எனக்கு தெரிஞ்ச மா ம்.
ம். ஓ. உங்களுக்கு இல்லையா? "நம்மளுக்கு வந்து முடி இவ்வளோ வளர்க்காம, பாதியிலே நிப்பா கட் பண்ணி கட் பண்ணி வுடுறாங்களே." அப்படீன்ற எந்த ஒரு வருத்தம்ல்லாம் இல்லையா?
ஆ, இல்லைங்க, எனக்கு வருத்தம் இல்ல. முடி மேல ஆசை இருந்துச்சு. ஆனா அது பராமரிக்கணும்ன்னு நெனைக்கும்போது, இதுவே பரவால்லன்னு தோணுச்சு எனக்கு. ஆ அப்புறம் என்ன பண்ணேன், காலேஜ் போன பிறகு அம்மா வந்து நா வந்து என்ன பண்றேன், எனக்குத் தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைல்ல வந்து, சும்மா அப்படியே வழுச்சு சீவி 2 பக்கம் கிளிப்பு குத்தி பிண்ணிட்டு போயிட்டேங்க. ஆ கொஞ்ச நாள் ஆன பிறகு யுஜி முடிச்சுட்டு, பிஜி போகும்போது பார்த்தீங்கன்னா, முடிய வந்து ஹே ஃப்ரீ ஹேரு விட ஆரம்பிச்சேங்க. அ அந்த ஒரு ஃப்ரீ ஹேர் விடும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஒரு ஒரு தன்னம்பிக்கை. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு, காட்டன் சேலை கட்டிட்டு அந்தக் காலேஜுக்கு வந்து ஏன்னா நம்ம யுஜி முடிச்சுட்டு பிஜி பண்றோம். அப்பப் பார்த்தீங்கன்னா, சீனியர்லயுமே, சூப்பர் சீனியர் நம்ம தான். அப்போ எல்லாத் எல்லாத்துமே எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. அ பார்ப்பாங்கன்னா நல்ல விதமா, "ஓ! இந்த அக்கா" அ நம்மவ பார்த்தீங்கன்னா, சில டைம்லாம் வந்து மேம் கிளாஸ்க்கு வரலன்னா, நம்ம வந்து இந்தக் கிளாஸ்ல போயி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற மாரில்லாம் நம்மளை விடுவாங்க போயிட்டு. அப்புறம் அடிக்கடி மேம் முக்கியமான எதாவது விஷயம்ன்னா கூப்பிடுவாங்க. அப்போ நா ரொம்பவுமே வந்து, ஆள் பாதி ஆடை பாதின்ற விஷயத்தை வந்து ரொம்ப மதிக்கிறவ நானு. ஆ, ஆ அப்போ எனக்கு என்னதான் நம்ம நல்லா படிச்சு நல்லா நாலேட்ஜா இருந்தாலுமே கூட, அ ஆடை பாதி அந்த ஆடை, அந்த ஆடைக்கு ஏத்த மாரி அந்த ஹேர் ஸ்டைல வச்சுட்டு போகணும்னா ரொம்ப புடிக்கும் எனக்கு. அப்பப் பார்த்தீங்கன்னா, அவங்க கூப்பிடறதும், நம்மகிட்ட பொறுப்புகள்லாம் ஒப்படைக்கிறதும் இந்த மாரில்லாம் பண்ணும்போது, அ உண்மையாலுமே எனக்கு ஒரு பெருமைங்க அதுல. பாரு நம்ம ஆமா. அப்பல்லாம் அந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்ல வந்து, அப்பதான் புதுசு அது. அப்பதான் நெ நெறைய பேர் யாரும் ட்ரை பண்ணல அந்த மாரில்லாம். அ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நானு அ ஆமா, ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் பண்ணீட்டு
ம். ஓ. சரி சரி. ம். அ. ஓ. ம். ஆமா. ஆமா. ம். ஓ. சரி, சரி. ம். ஓ. ஓ. கண்டிப்பா. ரொம்ப பெரும. ம். ஓ. பரவால்லை. <chuckles> அப்ப எல்லாருமே உங்களை வியந்துல்ல பாத்துருப்பாங்க.
ஆ ஆமாங்க. ஃபர்ஸ்ட்டு டைம் நா அந்த மாரி போட்டுப் போகும்போது, அ உண்மையாலுமே எல்லாரும் வியந்து, "ஏய்! உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கே! நல்லா இருக்குது உன் முடி பாக்குறதுக்கு" என்னென்னவோ பாராட்டுகள்லாம் கெடைச்சுது எனக்கு. ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சில்லாம் தொகுத்து வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் கெடைச்சுது அதனால.
ம். நல்லதுங்க. வீட்டுல அம்மா அப்ப அப்பயும் நீங்க ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சீங்களா?
அதுக்கப்